அப்போ, புட்டு செய்ற அன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து புட்டும் பழமும் சாப்பிட்டுருவா. அவளுக்கு இந்த கடல குழம்புலாம் புடிக்கல. அவங்க செய்றது, அந்த டேஸ்ட்டு. ஏன்னா, அதில தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுனால பாப்பாவுக்கு புடிக்கல. ஆ ஆனா வந்து என்னுடைய கணவர பொறுத்தவரைக்கும், அ புட்டு கடல குழம்பும் சாப்பிட்டுருவாங்க. ஆ என் மாமியார பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டோட்டலா <chuckles> மல்டிகல்ச்சுரல்னு சொல்லலாம். இட்லியும் கடல குழம்பு சாப்பிடுவாங்க அவங்க அதனால பிரச்சனை
ம்ஹ்ம். ஓ! ஆஹ. ம்ஹ்ம். அஹ. அய்யடா! இது புது காம்பினேஷன்னால இருக்கு, நல்லா இருக்கே. அஹஹா.
<laughs> இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும் அத தொட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப புடிக்கும். அப்போ, அது அப்டி. பையனுக்கு பின்ன ஒரு 2டே 2 சப்பாத்தி தானே அப்போ பிரச்சனை இல்ல. அது சப்பாத்திக்கு கடல குழம்பு இருக்குது தொட்டுக்கடான்னு சொல்லிடறது, ஒரு கடலை குழம்பு வச்சு நறையா டிஃபன் ர ஐட்டம் செய்றதாங்க கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இருந்தாலும், எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ல இப்ப நல்லபடியா போய்க்கிட்டுதாங்க இருக்குது இறைவன் அருளால.
ம். கடலை கிழம்பு. அரும, அரும. ஆனா, இப்ப இப்டி ஆளுக்கு ஒண்ணு கேட்கும்போது, உங்களுடைய அந்த ஆப்ஷன் எதுவா இருக்கும். நம்ம இட்லி சாம்பாரே போயிருவோமா? அப்டின்ற எண்ணம் எப்பயோ தோணியிருக்கா? நம்ம ஊரு இது வரையும் நம்ம அப்போலேந்து சாப்பிட்டது. ஏய் எங் எங்க ஊர், எந்த நாட்டுக்கு போய் சுத்துனாலும் நம்மளுடைய இட்லி, சாம்பார் பார்த்தா நமக்கு வந்து அது மேல ஒரு பற்று ஒரு ஈர்ப்பு வந்துருது தானே! அதனால கேட்கிறேன் நீங்க உங்களுடைய சாய்ஸ்னா, எத எடுப்பீங்க?
ய அது எப்ப எப்பயாவது திடீர்னு வரும். அதாவது எப்பவுமே வராது. நானுமே வந்து புட்டு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆனா வந்து, எப்பவுமே எனக்கு வந்து அந்த இட்லி சாம்பார் அந்த சப்பவே சாப்பிடணுங்கிறது, எப்பயாவது ஒரு தடவ வரும். ஆனா, என்னன்னு பாருங்களேன் இவங்க எல்லாரும் சாப்பிட்டு வச்சது பாக்கிய சாப்பிட்டாலே போதும் வயிறு நெறிஞ்சிரும்.
ஓஹோ! ம்ஹ்ம். ஆமா, ஆமா. இது வேற வேலையே பண்ணிட்டு இருக்காங்கல்ல இவங்க, வாங்கி வாங்கி வச்சுட்டு போயிருது, அது ரொம்ப ஆறி வேற போயிரும் சரி வேஸ்ட் ஆகுதே அப்டின்னு சொல்ட்டு அத சாப்பிட்டா நமக்கு வயிறு ஃபுல்லா ரொம்பிரும் திரும்ப தனியா போட்டியா
<laughs> <laughs> ஆமா. இத இத சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்டின்னு நெனைப்போம். அப்புறம் இது சாப்பிடும்போதே வயிறு நெறைஞ்சுருதுங்க. சரியாதாங்க சொன்னீங்க.
<laughs> நிச்சியமா. அதுக்கப்புறம் திரும்ப எங்கே புதுசா போட்டு போய் சாப்பிடுறது நம்ம. இது எங்க அம்மாதான் இப்டி பண்ணிகிட்டுருப்பாங்க. நாங்கலாம் அவசர அவசரமா ஸ்கூல் கிளம்பும்போது, பாதி பாதி வச்சுட்டு போணும்ட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த மாரி ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு <chuckles> தள்ளப்பட்டுட்டோம்ல.
ம். <chuckles> ஆமாங்க. அது அதனால தான் பெண்களுக்கு வந்து வெய்ட் ஏறி போயிருது. <chuckles>
ஆமா. இது ரொம்ப தவறு. அ எங்க டாக்டர் சொன்னாங்க, வேஸ்ட்டாச்சுனா குப்பை தொட்டியில கொட்டு இது என்ன குப்ப வயிறு என்ன குப்ப தொட்டியா? அப்டின்னுவாங்க. ஆமா.
நம்ம <chuckles> அது என் வீட்டுக்காரு கேட்பாரு. ஏ நான் எப்பாவது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு நீங்க போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டா போதும், என் வயிற என்ன குப்ப தட்டியான்னு கேட்பார் இப்போ.
ம். <chuckles> ஆமா. இது சாப்பிட்டுட்டு, இதுக்கு தனியா எக்ஸைஸ் வேற பண்ணிட்டு இருப்பியா? கொண்டு போய் டேரக்ட்டா அதில கொட்டு. ஏ இதில வேற போட்டுட்டு அதுக்கப்புறம் அத வேற கொட்டி, அது கொ உடம்பு குறைக்கிறதுக்கு அதுக்கு வேற செலவு பண்ணி ஏன் தேவையில்லாத வேல பண்ணிட்டு இருக்க அப்டின்னு சொல்லி, ஒரு தடவ கழுவி கழுவி ஊத்துனாங்க. அப்புறம் அதுக்கப்புறமும் நமக்கு புத்தி வரலன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம். வே வேஸ்ட் ஆவுதே அப்டின்னு.
<laughs> அ. <chuckles> <chuckles> வராது, அதுவும் வந்து குட்டி குழந்தைங்க இந்த சின்ன பாப்பா இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடு அப்டியே வந்து ஐஸ் மாரி ஆக்கிருங்க எப்டின்னு தான் தெரியலங்க. அத நம்ம சாப்பிட ஆனா, அவங்க சாப்பாடு ரொம்ப போஷாக்கான சாப்பாடா இருக்கும். தூக்கி போடவும் முடியாது கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? அங்கதாங்க நமக்கு வெயிட் ஏற ஆரம்பிக்குது.
அ. ம். <chuckles> நிச்சியமா, நிச்சியம்.